பொதுவா பார்த்தீங்கனாக்க, வெற்றி தோல்வி என்றது வந்து, ஒரு சகஜமான விஷயம் தான். எல்லார் வாழ்க்கையிலும் வந்து போகும். ஆனா, அந்த மாதிரி தோல்வி அடைகிற நேரத்தில வந்து, இந்த மனநிலையை வந்து நம்ப எப்படி வந்து பார்த்துக்கனும் அப்டின்னு நீங்க நெனைக்கிறீங்க?
முதல்ல, நீங்க கேட்ட கேள்வியில, நான் ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு உண்மையை சொல்லணும்.
ஓஹோ!
ஒரு ஆமா, ஒரு குழந்தைங்கிட்ட நீங்க வந்து, கசப்பு மருந்து குடுத்தா, ஆ அது விரும்பி சாப்பிடுமா? இனிப்ப குடுத்தா விரும்பி சாப்பிடுமா?
ஓ! இது எனக்கான கேள்வியா? <chuckles> அதாவது தான் பிடிக்கும் அஹ்.
ஆமா, நான் திருப்பி அதாவது பதிலே ஒரு கேள்வி பதிலே ஒரு கே இப்படி கேட்டாதான் இந்த கோ இந்த கொஸ்டின்க்குள்ளயே நான் போ முடியும்.
நிச்சயமா, அதாவது என்ன சொல்றது, இனிப்ப தான் கேப்பாங்க அவங்க.
சரி, பழைய ஒரு உடைய போட்டுவிட்டா ஒரு குழந்தை மகிழ்ச்சியா இருக்குமா? புத் புதிய உடையை போட்டு விட்டா மகிழ்ச்சியா இருக்குமா?
நிச்சயமா, புதுசுதான்.
சரி. இந்த மாரி நம்ம நெறைய சொல்லலாம்.
கண்டிப்பா.
நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் அதே மாரி தாங்க, வெற்றியும் தோல்வியும்.
ம்.
தோல்விங்கிறது வந்து, ஒரு பழைய சட்ட மாதிரி.
ஓஹோ!
ஒரு கசப்பு மருந்து மாதிரி.
சரி.
வெற்றிங்கிறது இனிப்பு மாதிரி.
சரி, சரி. ஆ.
ஆனா, அந்த மனுஷங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த கசப்பு மருந்துங்கிற தோல்விய வந்து சாப்பிடுறதுக்கே பயப்புட்றாங்க.
ஓஹோ!
அது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள் தனமான ஒரு பழக்க வழக்கம் அது.
கண்டிப்பா.
தோல்விங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம்ங்க அது. அது நேச்சுரல் அது.
சரி.
ஒரு து ஒரு வ ஒரு வைல்டு அனிமல் வந்து ஒரு விலங்க துரத்திட்டு போது. திடீர்ன்னு ஒரு புலி வந்து ஒரு மான வேட்டையாட போது.
ம்.
முதல் முயற்சி தோல்வி அடையுது. மாடு, உம் மான் வந்து ஓடிறுது. 2வது மொ முயற்சி தோ தோல்வி அடையுது. மான் ஓடிடுது. அப்புட்ன்னா அந்த விலங்கு வந்து பசிக்கு ப பசிய மறந்துட்டு நமக்கு ஒரு விலங்குமே கிடைக்கல. நம்ம வந்து பசியோடே வாழ்ந்துட்டு இறந்து போயிருவோம்ன்னு நினைக்கிதா?
சரி. ம். ஓஹோ! ஹோ! சரி. ஆஹா.
முயற்சி பண்ணுது இல்லயா!
அதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பிடின்றீங்க. ஆ.
ஆமா. அப்ப அந்த தோல்விங்கிற ஒரு பயம் வந்து விலங்குகள்ட்ட இல்ல. அத நம்ம உணரணும்.
சரி சரி. ஆ, ம்.
எங் என்றோ போட்ட 1 விதை, 1 நிலத்துல கிடக்குது. அத மனிஷன் வந்து அந்த விதையை வந்து ஒரு ஆயிரம் மெரி மிதிச்சு மிதிச்சு கீழே அமுத்திட்டே போறான்.
சரி.
ஒவ்வொரு தடவையும் அந்த விதையை மிதிக்கும் போது மனிதனுடைய கால் பட்டு அந்த விதை ஆழமாக போய்க்கொண்டே இருக்கிறது.
கண்டிப்பா.
என்றாவது ஒரு சிறிதுரு காலம் கழித்து அந்த விதை வந்து, முட்டி மோதிக்கொண்டு வெளியிலே வளர்ந்து, துளிர் விட்டு, இலை விட்டு, தளிர் விட்டு காயாகி கனியாகி வருவது இல்லையா!
கண்டிப்பா, ஆ.
ஒரு விதைக்கு இருக்கிற அறிவு மனிதனுக்கு ஏன் இல்லை?
ஓஹோ, அப்படி சொல்றீங்களா. சரி, ம்.
ஆமா, அது மாதிரிதாங்க, தோல்வி என்பது எதார்த்தம் அது. <inhales> இந்த எதார்த்தத்தை மனித சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
ம்.
நம்ப எந்த அளவுக்கு வந்து, வெற்றிக் வெற்றிய வந்து கிடைக்கும்னு நினைக்கிறது, ஆனா வெற்றிய நம்ம எப்படி கிடைக்கணும்னு நம்ப நினைக்கிறோம் அப்படினா
ம்.
குறுக்கு வழியில தான் வெற்றி கிடைக்கணும்னு விரும்புறோம்.
ஓஹோ! எப்படி சொல்றீங்க?
ஆமா. ஒரு தேர்வு எழுதுறான் ஒரு பையன்! பரீட்சை அறையில தேர்வி தேர்வு தேர்வறையில வந்து காப்பி அடிச்சு வாங்குற மதிப்பெண் வாங்கினவன் முதல் மதிப்பெண்ல தேர்ச்சி பெற்று போயிர்றான்.
அய்யய்யோ! ஆ.
பல வருஷமா, ஆண்டு கணக்கா இரவு பகல் பாராது கண்விழித்து படித்து எழுதியவன் அ பிட் அடிச்சு பாஸ் பண்ண பையன காட்டியும் குறைவான மதிப்பெண் வாங்குகிறான்.
அய்யய்யோ! ஆ.
வாழ்க்கை என்ற தத்துவத்தில, இதில் யார் ஜெயிப்பார்கள் பிற்காலத்தில?
ஓ ஆஹ், நிச்சயமா அதாவது படித்து தேர்ச்சி பெற்ற அந்த மாணவன் தான் ஆமா.
அவன்தான் ஜெயிப்பான் ஆமா. இந்த து முறையற்ற பாதையில் பயணம் செய்தவன் என்றாவது ஒரு நாள், அவன் தோல்விய சந்தித்து விடுவான்.
ஓஹோ! அப்ப அப்பிடியே ப சரிஞ்சு விழுந்துருவாங்க இன்றீங்களா? ம்.
தோல்வி ஏம்மா, தோ உறுதியா விழுந்துருவான். தோல்வி என்பது பாடம்ங்க அது. லெசன் அது.
சரி, சரி.
ஆமா. ஒரு லெசன் வந்து இது எப்படின்னா இந்த பிரபஞ்சம் வந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு தோல்விய ஒரு மனிதனுக்கு குடுத்துவிட்டால், "அந்த பாடத்தை மறுபடியும் பலமுறை நீ படி" அப்பிடின்னு உனக்கு குடுக்கிற டெஸ்ட் தான் அது.
ம். ஓஹோ!
அந்த டெஸ்ட்டா தான் மனிஷன் பார்க்கணும். அப்ப எப்பிடி பார்க்கணும்? ஒரு தோல்வி அடைகிறபொழுது, ஆஹா! எவருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான வாய் வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி தந்திருக்கிறது. இதில் நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் தோல்வியடையும் போது, ஒரு மனிதன் தன்னுடைய மனநிலையை இயல்பாய் வைத்துக்கொண்டு, எவருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு, கடவுள் நமக்கு மீண்டும் குடுத்திருக்கிறார். என்ன? தோல்விய குடுத்திருக்கிறார். அப்போ தோல்வியினுடைய முதல் அடுத்த படிக்கட்டு என்ன? அப்பிடின்னா, தேடல் அப்பிடிங்கிறது வந்துரும்.
ஓஹோ! சரி.
முயற்சி முயற்சி அப்பிடிங்கிறது வந்துரும். அயராத உழைப்பு அப்பிடிங்கிறது வந்துரும்.
சரி, சரி. அப்ப இது வந்து, எப்பிடி வந்து, வாழ்க்கையில வந்து, அ இத வந்து எப்பிடி உணர முடியும்? இப்ப வந்து, ஒரு பக்குவமான ஒரு மனிதருனாக்கா! அ அவுங்களுக்கு புரியுது. சரிப்பா! இப்ப வந்து தோல்வி வந்துடுச்சு. இத வந்து, நம்ம வந்து ஒரு வெற்றிக்கான அ ஒரு ஒரு பயிற்சியா எடுத்துக்கணும், அப்பிடின்னு. இப்ப, அது புரியாமலே இருப்பாங்க. இல்லேங்களா! பொதுவான ஜனம். அவங்கள வந்து எப்பிடி நீங்க வந்து புரிய வைக்க முடியுன்னு நினைக்கிறீங்க?
கண் விழித்து இல்ல. தோல்வி வந்து புரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லேங்க. குழந்தைகூட அதனுடைய தோல்வியை புரிந்து கொள்ளும்.
ம். சரி.
ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தையா இருந்தாலும், ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பாடம் படிக்கலன்னு வகுப்பறையில அவரு வந்து கோவமாக திட்டுகிறார் என்றால், அந்த குழந்தைக்கும் மனவழுத் அழுத்தம் ஏற்படும்.
கண்டிப்பா.
வேதனை ஏற்படும். அழும்.
ம்.
"ஆசிரியர் அடித்து விடுவாரோ!" என்று வேதனைப்படும். "சகம் சக மாணவர்கள் என்ன நினைப்பார்களோ!" என்று எண்ணி, எண்ணி வருத்தப்படும்.
ஆமா. கண்டிப்பா.
அப்போ தோல்விய புரிந்து கொள்வதற்கு வயது ஒரு காரணமாக இருக்காது என்பது தான் என்னுருய்ய என்னுடைய கருத்து.
ஓ! சரி, சரி ஆஹா! அதாவது, "எப்போ வேணாலும் தோல்வி ஏற்படலாம். அத வந்து புரிஞ்சுக்கிற பக்குவம் வந்து நம்மளுக்கு தானா வரும்." அப்பிடின்றீங்க இல்லயா?
நிச்சயமாக தானாகவே வரும்.
ம்.
அவன் தான் வாழ்க்கையில் நிலையான வெற்றியை அடைய முடியும். இன்னொரு விஷயம் பாருங்க இன்ஸ்டண்ட் விக்ட்ரி அப்பிடின்னு ஒரு ஒரு விஷயத்த பேசுவாங்க. உடனடி வெற்றி.
ம். ஓஹோ!
இந்த உடனடி வெற்றி எப்பிடி தெரியும்னாங்க? தலைவலிக்கு மாத்திர போட்டது மாதிரி.
ஓஹோ! அ.
அந்த நேரத்துல நின்றும். தலவலி கொறஞ்சுரும்.
சரி. ம்.
கொஞ்ச நேரம் கழிச்சு, மீண்டும் இந்த தலவலி வரும்.
ஓ! அதாவது வலி இருக்குது. இப் தற்போதைக்கு வந்து, நம்ம வந்து, ஒரு ஒரு அ ஓய்வு குடுத்திருக்குறோம் அதுக்கு. அவ்வளதான்றீங்கெளா?
ஆமா. ஒரு தல வலிக்குது. திடீர்னு ஒரு வந்து, ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய், ஒரு மாத்தரையை வாங்கி உட்கொண்டு விட்டால், <inhales> அந்த தலைவலி உடனே குறைந்துவிடும்.
ம். சரி.
ஆனா, அந்த தலைவலிக்கான மூல காரணம் என்பது, நமக்கு அப்ப தெரியாது.
கண்டிப்பா.
அப்போ, குறுக்கு வழியில் வெற்றியை தேடுபவனுக்கு, அந்த தேடல். அந்த வெற்றியில் கிடைத்த நன்மைங்றது நிலையானதாக இருக்காது.
ஓஹோ!
ஒரு தோல்வியிலிருந்து மீண்டும், மீண்டும் முயற்சி செய்து, அதன் பிறகு வெற்றி அடைபவனுக்கு தான், உலகம் பாராட்டுகிற ஒரு அற்புதமான வெற்றி கிடைக்கும்.
அடடா! அற்புதமா சொன்னீங்க. ம்.
ஒரு நிலையான வெற்றி, அவனுக்குத்தான் கிடைக்கும்.
ஓஹோ!
தோல்வியிலிருந்து மனநிலையை ஒன்றுபடுத்தி, பல கோணங்களில் தன்னைத் தயார்படுத்தி- தயார்படுத்தி, மனநிலையும், உடல் நிலையும். ஒன் ஒருங்குபடுத்தி. முயற்சியில் இறங்கி வெற்றி காண்கிறான் எவன் ஒருவன் வெற்றி காண்கிறானோ! அவனைத்தான் இந்த உலகம் புகழும்.
ஓஹோ! சரி.
ஸ்டேபிள் விக்ட்டரி என்று சொல்வார்கள். நிலையான ஒரு வெற்றி. அது வந்து தோல்வியினுடைய அடுத்த கட்டம் அப்படித்தான் அமையும். இப்போ ஒருத்தனுக்கு தோல்வி ஏற்படுகிறது என்று நாம் வைத்துக்கொண்டால், <inhales> முதலில் நாம் எப்படி மனநிலையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலில் நாம் நல்ல தனிமையில உட்காரணும்.
ஓஹோ! ஆ.
பிறருடைய அறிவுரைய நம்ம கேட்கக்கூடாது.
சரி.
ஒருத்தர் தோல்வி அடஞ்சிட்டாரு அப்பிடின்னா, தனிமையில உட்காரணும் உட்கார்ந்து நமக்கு நாமே நம்ம சிந்திக்கணும். இது எப்பிடி சிந்திக்கணும்ன்னா, நான் அடிக்கடி என்னுடைய நண்பர்கள்ட எல்லாம் சொல்லுவேன். ஒரு தோல்வி அடஞ்சிட்டா, இந்த நம்முடைய வலது கையில் 5 விரல்கள் இருக்கு பார்த்தீங்களா?
சரி. ம். ஆமா.
இந்த ஆட்காட்டி விரல்ன்னு 1 இருக்கு, பார்த்தீங்களா?
ஆமாமா.
இந்த ஆட்காட்டி விரலை நாம் என்ன செய செய்யணும் அப்பிடின்னு கேட்டீங்கன்னா, தனிமையில உட்கார்ந்து கொண்டவன் ஒரு தோல்வி அனுபவித் தோல்வியினுடைய விளிம்பில் இருப்பவன். இந்த ஆட்காட்டி விரலை தன்னுடைய முகத்திற்கு நேரா திருப்பிக்கணும்.
ஓஹோ! சரி.
அந்த விரல உங்க கையை முன்னாடி முகத்துக்கு முன்னால வச்சு, அந்த விரல உங்க முகத்துக்கு நேர திருப்பிட்டு
ம். ம்.
உங்களுக்குள்ளே அந்த விரலை ஆட்டிக்கொண்டு, ஆயிரமாயிரம் கேள்விகள் கேட்க வேண்டும். "நீ எதற்குத் தோற்றாய்?"
ஓஹோ. ம்.
"உன்னுடைய தோல்வியைக் கண்டு நீ பயப்படுகிறாயா?" கைய விரல ஆட்டணும். அப்பிடியே.
ஓஹோ, ஆ.
"உன் தோல்விக்குக் காரணம் நீயா! பிறரா?" விரல ஆட்டணும்.
சரி.
"உன்னால் இது வெற்றி பெற முடியுமா? முடியாதா?" அந்த விரலை ஆட்டணும்.
ஓஹோ.
"ஒய். நீ முயற்சி செய்ய தயாராக இருக்கிறாயா, இல்லையா?" அந்த ஆட்காட்டி விரலை ஆட் ஆட்ட வேண்டும். "நீ யார்? உன்னுடைய லட்சியம் என்ன? உன்னுடைய இலக்கு என்ன? நீ எதை நோக்கி பயணிக்கிறாய்? உனக்கு இந்த யுப் பிரபஞ்சம் கொடுத்த சக்தி என்ன? உன்னால் எதை சாதிக்க முடியும்?" இப்பிடி அடுக்கடுக்கான கேள்விகளை உங்கள் மனக்கண் முன் நிறுத்தி உங்கள் முகத்தை முகத்துக்கு தெரியுதோ, அ தெரிகிறதுமாதிரி உங்களுடைய ஆட்காட்டி விரலை நிலைநிறுத்திக்கொண்டு, உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்க வேண்டும்.
சரி, ம். சரி. ஓஹோ!
நீங்க அப்டி கேட்டு பாருங்க.
இப்ப இது எந்த வகையில உதவும்? அப்படினு நீங்க விளக்கமா சொல்லுங்களேன் பார்ப்போம்.
நீங்க உங்கள நீங்களே கேள்வி கேக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த படிநிலை எப்படி போகும் அப்படினு பார்த்தீங்கன்னா, நீங்க தேட ஆரம்பிச்சுருவீங்க.
ம். சரி.
நீங்க எந்தவிதமான தியானத்துக்கும் போக வேண்டியதுல்ல. எந்த ஒரு குருவிடம் போய் யோசனை கேட்க வேண்டியதில்ல.
ஓ! ம்.
எந்த விதமான பிரசங்கத்திற்கும் நீங்கள் போக வேண்டியதில்லை.
ஓஹோஹோ! அ.
நீங்களே உங்களுக்கு எஜமானாகிவிடுவீர்கள்.
ஓ! சரி. அதாவது வந்து ஒரு சுய பரிசோதனை செய்யணுன்றீங்க.
அது கண்டிப்பாக செய்ய வேண்டும்.
ம்.
ஆமா. அப்ப தோல்வியில் முதலில் தனிமையில் இருக்க வேண்டும். நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்.
சரி.
மனனை மனதை வந்து ஒருங்குபடுத்த வேண்டும்.
ஓஹோ!
ஒரு நிலைப்படுத்த வேண்டும்.
ம்.
தோல்விக்கான அடிப்படை காரணிகள் என்ன என்பதை நாம் பராமரிக்க வேண்டும்.
சிறப்பா சொன்னீங்க. ஆ.
முதல்ல தோல்வி அடஞ்சுட்டா, முதல்ல அடுத்தவன்ட சொல்லக்கூடாதுங்க. அதாங்க மெயினான வேல.
ஓ! சரி எதனால அப்டி?
நீங்க அடுத்தவன்ட சொன்னோம்னா, அவங்க என்ன சொல்வாங்க, உங்கள வந்து அந்த நேரத்தில வந்து இழிவுபடுத்த தான் நினைப்பார்கள்.
கண்டிப்பா.
என்னடா இதுல போய் தோத்துட்டியே. நீ என்ன படிச்சு கிழிச்சேன்பா.
ம் சரி.
உனக்கு ஒண்ணுமே அறிவு இல்லப்பான்பா. ஆயிரத்தில ஒருத்தன் தான் சொல்லுவான்.
ம். ம்.
ஆ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்டின்பா.
ஆமாமா.
ஆனா, அந்த நெக்ஸ்ட் டைம் எப்ப வரும்னு அவன் டிசைய்ட் பண்ண முடியாது. அத நீங்க தான் டிசைய்ட் பண்ணணும்.
ஏ. கண்டிப்பா.
என்ன நினைக்கிறீங்க?
ம்.
அது நீங்க தான் முடிவு பண்ணனும். அப்போ தோல்வி என்று ஒன்று வாழ்க்கையில் வந்து விட்டால், முதலில் தனிமையில் இருந்து தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். <inhales> பிறரிடம் எந்த யோசனையும் கேட்கக்கூடாது.
சரியா
எங்கு விழுந்தோமோ, அந்த இடத்திலிருந்து எழுந்து பயணிக்க, என்னென்ன நடவடிக்கை தேவையோ. அவை எல்லாமே செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும்.
ஓ! சரி. அஹ்ம். அதாவது ம். சொல்லுங்க சொல்லுங்க. அ.
இது, அப்போதான் நீங்க வந்து அ சொல்லுங்க. அப்ப தான் தோல்வியில இருந்து நீங்க மீள முடியும்.
பரவால்ல. ஏன்னா, இது வந்து மொதல்ல வந்து நம்பள வந்து ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அ, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தனிமையில இருந்தா தான் வந்து, "எதனால தோற்றோம்? ஆ, என்ன காரணம்ன்றத வந்து ஒ அடிப்படைய நம்ப வந்து புரிஞ்சுக்கணும்னு" இந் சொல்றீங்க இல்லையா?
நிச்சயமா.
ம். செரி செரி. ஏன்னா, இவ்ளோவு விளக்கம் வந்து நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஒரு ஒரு தோல்வி அடைஞ்சதுக்கப்பறம் ஒரு மனநிலை எப்படி இருக்கும். அத வந்து ஒரு சில பேர்கிட்ட நம்ம சொன்னோம்னாக்கா எல்லோருமே வந்து, நம்மளுக்கு உறுதுணையா நிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா இல்ல. ஒரு ஒருத்தருக்கு என்னென்னா ஒருத்தன் தோத்துட்டான்னும்போது அவுங்களுக்கு வந்து, சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் வந்து அதிகமா இருக்குறாங்கல்லையா பொதுவாவே.
நீங்க, தோல்வி அடைந்தவர்கள் உடனடியாக வந்து, <inhales> ஒரு 3 மூலம் கயிறை வாங்கிக்கொண்டு புளிய மரத்தை நோக்கி, தூக்கிட்டு தொங்க வேண்டும் என்று நினைப்பு வருது பாத்தீகளா?
அ. ஆமா.
அவர்கள்லாம் பிறந்திருக்கவே வேண்டாம்.
சரி சரி. ஆம்.
அவர்கல்லாம் ஒரு சரியான ஆண்மகனே அல்ல.
"அதாவது எ தோல்விய வந்து, தோல்வியாவே மட்டும் பாக்கக்கூடாது. அது வந்து வாழ்க்கைக்கான ஒரு ஒரு படிப்பாவே எடுத்துக்கனும்" அப்டின்னு சொல்றீங்க இல்லையா!
தோல்விக்குள் இருக்குங்க வெற்றி. அதுக்குள்ள தாங்க மறஞ்சுருக்குது. அதத் தோண்டி எடுங்க.
ம். ஓ! சரி, யா அ.
அதுதான் வெற்றி! உங்களையே நீங்க தோண்டி எடுக்க முடியவில்லை என்றால், தோண்டி எடு எடுப்பதற்கான மனநிலை நீங்கள் வைத்துக்கொள்ளவில்லை என்றால், உங்களுக்கு வெற்றி எப்படி கிடைக்கும்?
அருமை அருமை. பரவால. ஏன்னா, இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்க வந்து இது கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயமா வந்து, பல விஷயங்கள வந்து பிரிச்சு பிரிச்சு நீங்க வந்து சொன்னீங்க. ஆ இப்ப ப எல்லாருக்கும் வந்து புரியிற விதமாவும் கூட நீங்க எடுத்து சொன்னீங்க. பல எடுத்துக்காட்டுகளோட எப்படி வந்து தோல்வி அடைஞ்சிட்டாக்கா, அதுலருந்து மீண்டு வெளில வரணும். தோல்விதான் வந்து வெற்றிக்கான முதல்படி இன்றதெல்லாம் வந்து, பல எடுத்துக்காட்டுகளோட அருமையா பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி.
தோல்வியின் விளிம்பில் இருப்பவர்கள், இதை கேட்டாலே போதும். மனநிலை மாறிவிடுவார்கள். இதுதான் என்னுடைய இலக்கும் கூட.
நிச்சயமா. நிச்சயமா நிச்சயமா.
உங்களோடு